உண்மையான ஒரு விஷயந்தாங்க, ம்.
ம். சொல்லுங் மொதல்ல எடுத்ததுமே இங்க வந்து நீங்க, அந் அ "எப்பிடி நடந்திருக்கலாம்? அந்த சூழ்நிலை எப்டி நடந்துச்சு? அங்க மத்தவர்களுடைய மனநிலை என்ன?" அப்பிடிங்கிறத நீங்க சொல்லி, கடைசியா அவுங்களயே வந்து, ஒரு சுயபரிசோதனை செய்ய வைக்கணும். அவுங்களே வந்து என்னா? என்னா நடந்துச்சுங்கிறத? அவுங்க அவுங்க ரியலைஸ் பண்ணா தான் வந்து நம்ம சொல்ற விஷயத்தையே அவுங்க கேட்பாங்க <tsk> சோ அந்த பகிர்தல்ங்கிறதே வந்து, அ நான் முழுசா போய் சேர்றமாரி இருக்கணும். அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி, எனக்கு என்னாயிருக்கு? அப்பிடின்னா, சில நேரங்கள்ல வந்து அழுகை வந்துரும் நமக்கு <tsk> அந்த வார்த்தைகள் தழுத்தழுத்து, நம்மளால சொல்ல முடியாம போயிடும். ஆ, அப்பிடி கூட வந்து எனக்கு நிறையா வாட்டி என்னதான் தனிமையில கெடச்சிருந்தாலுமே கூட, அந்த ஆரம்பமே வந்து நமக்கு, இப்பிடி ஒரு தடங்கல் <tsk> ஏற்பட்ரும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வந்ததே வந்து, சொல்ல முடியாம போயிட்டதும் உண்டு.
அஹா! சரிங்க. ம். கண்டிப்பா. ம். ஓஹோ! ஓ! கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓ!